பாருங்க எப்படி இருக்குறாங்கன்னு! அந்த அந்த மோகம் பாருங்க, அந்த செப்பல் மேல.
<laughs> இல்ல அவுங்களுக்கு அந்த ஒரு புரிதல், வாழ்வியப் பத்தி ஒரு புரிதல் இல்லயே! எந்த பொருளுக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும், அப்படின்கிற ஒரு தெளிவு இல்ல அவுங்ககிட்ட. ம்.
ம். தெரிய மாட்டேங்குது. தெளிவில்ல, ஆமா. அந்த மாரி ஒரு செப்பல், அதுவும் இந்த ரோஸ் கலர்ல போட்டுட்டு வந்திருந்தாருங்க. <laughs>
<laughs> அய்யோ சாமி!
நீங்க சொல்லுங்க ஒரு ரோஸ் கலர் செப்பலு, ஒரு நீல கலர்ல ஒரு ஜீன்ஸு, ஒரு கிரீ ப்ரவுன் கலர்ல ஒரு டீ ஷர்ட், அதுல இந்த பக்கம் மணி தொங்கிக்கின்னு, முடிய விரிச்சு போட்டு வந்தா! எப்படி இதெல்லாம்.
ஆ, ம். அந்த காப்பி கலர் உபயோகிக்கக்கூடாது. அதுவே வந்து என்ன காமிக்கும்னா சைக்காலஜில சொல்லுவாங்கன்னா, நான் படிச்சேன். அப்போ படிக்கிறப்போ சொன்னாங்க நான் ஒரு நேர்காணலுக்குப் போறப்ப, அதுல போட்டிருந்தாங்க அந்த நிறுவனமே "ப்ரவுன் கலர் போட்டு வராதீங்க. அதை போட்டீங்கனா லெதர்ஜி அப்படீன்கிற மாரி தான் அத வந்து எடுத்துப்போம்." அப்படின்னு சொல்வாங்க, அந்த இதுல.
ம், ம். ம். ம், ஆமா. அதே மாரி உட்கார ஸ்டைல்னு ஒண்ணு இருக்குதுங்க. அவர் உட்காந்துட்டு இருக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கை வந்து சேருக்கு பின்னாடி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு பக்கமா உட்காருவாங்க பார்த்தீங்களா? இந்த படத்துலலாம் கூட ஹீரோஸ் வந்து கொஞ்சம் ஸ்டைலா உட்கார்றன்ற பேருல உட்காருவாங்க பாருங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தாருங்க. அப் வர மாரி தெரியில்ல. <chuckles>
சரிங்க. ஆமாங்க. ஆமா, ஆமா. அவரு நேர்காணலுக்கு வந்த மாரியே தெரியல. எனக்கு என்னவோ வேறு வேற எதுக்கோ வந்த மாரி, அப்படியே காலையில எந்திரிச்சுட்டு சரி இந்த பக்கம் போனோம், இப்படி போவோம் அப்படீன்கிற மாரி வந்தா <laughs>
<laughs> அப்புறம் நான் வந்துட்டு அவர்ட்ட கொ நாங்க சொல்லிட்டோம், நாங்க அவுங்க ஒரு 2, 3 பேர் அப்படியே பேசிட்டு, சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நானும் அவரும் தான் இருந்தோம். அப்புறம் நான் அவர்ட்ட சொல்லிட்டேன், இந்த மாரி "இது வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடையாது, ஒரு அணிகலன் கிடையாது. நீங்க வந்து எப்படி இருக்கணுன்றது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்கப்புறமேல் தான், இது வந்து ஒரு பேஸிக்கான ஒரு இது. இத தெரிஞ்சுக்கிட்டிங்கனா தான், மத்ததெல்லாம் வந்து உங்களால வந்து கொண்டு போக முடியும். ஒரு பேஸிக்கான ஒரு விஷயமே தெரியலன்னா, நமக்குள்ள தெரியல அப்படின்னா, எப்படி மத்தது நம்ம கொண்டு போவோம்?" அப்படின்ற மாதிரி நானு அவருகிட்ட கேட்டேன். அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு மாரி, அவரோட மூஞ்செல்லாம் ரொம்ப வாடி போயிடுச்சு. ஆ அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி வராதீங்க. இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 3 மாசம் கழிச்சுட்டு, நான் எதிர்பார்க்குற மாரி நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வேல பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் எதிர்பார்க்குற மாரி நீங்க வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நானு ஆ ஏதோ என்னால முடிஞ்சத நான் செஞ்சு குடுக்குறேன்னு, அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு நான் அனுப்பி வச்சேங்க.
சரிங்க. ம். உண்மதான். சரிங்க. ம். சரி.

அப்புறம் அ ட அவருடைய போட்டிருக்க டீ ஷர்ட் வந்து பார்த்தீங்ன்னா, அவர் டீ ஷர்ட் போட்டு தான் வந்தாரு. பெரும்பாலான டீ ஷர்ட் போட்டு நாங்க யாரும் வந்து அ உள்ள விடமாட்டோம். ஆமா, ஆமா. அதாவது கண்டிப்பா வந்து அவுங்க சட்டையில தான் வரணும். அ அதேமாரி ஜ இந்த ஒரு ஆ ம் பேண்ட்டுன்ற பெயர்ல ஒரு ஆடை ஒன்னு வருது பாருங்க. ஜீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து எங்களுடைய துறையில வந்து அணியிறதுக்கு வந்து கொஞ்சம் அதாவது எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து அணி அ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து எப்பவுமே அத வந்து அணிவதற்கு வந்து அ இது கிடையாது.
அனுமதிக்கிறதில்ல. ம். ஆமாங்க. ஆமா. ம். ம். நேர்காணலுக்கு அது அணிஞ்சு வர்றதுங்கிறது நல்ல முறையில பார்க்க மாட்டீங்க. நீங்க
ஆமா. அந்த மாதிரி இருக்கும்போதுங்க, இவரு அந்தமாரி ஒரு டிரெஸ்ஸ போட்டுக்கிட்டு மேலே ஒரு டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த டி-ஷர்ட் ல வந்து ஓரமா ஒரு மணி ஒன்னு தொங்குது. சாவி கொத்துமாரி ஒரு கொத்து ஒன்னு தொங்குது <laughs>
<laughs> உண்மையான மணி தொங்குதா? இல்ல வரைபடம் இருக்குங்களா? அந்த இடத்தில.
இல்லீங்க மணி தொங்குதுங்க. மணினா மணி இல்ல. <laughs> மணின்னா மணி இல்லேங்க, <tsk> அவ் எப்பிடி சொல்றது? அது ஒரு சலங்க மாரி <laughs>
ஐயோ அ. டீச்சிங் எ சரிங்க சரி. ஓ அது ஒரு அழகு அணிகலன்மாரி ஏதோ ஒன்னு தொங்குது அந்த இடத்துல.
அழகு ஆமா. இப்போ அந்தமாரி ஒரு ஷர்ட்லாம் இப்பதான் ந நம்மளுடைய மார்க்கெட்ல கெடைக்குது இல்லேங்களா! அந்தமாரி. ம். <laughs>
ஆமாங்க, ஆமா. இல்ல நான் அந்தமாரி விரும்ப மாட்டேன். நான் எப்பவுமே பிளைன்னா தான் எடுப்பேனா, அது வீட்டுக்கு போட்றதா இருந்தாலும் கொஞ்சம் பிளைன்னா தான் எடுப்பேன்ங்கினால, நீங்க சொன்னவோனே எனக்கு ஆனா பார்த்திருக்கேன். ஓரிரு இடங்கள்ல பார்த்திருக்கேன். அந்த மாரி.
ஆமாங்க. அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த நெஞ்சுகிட்டே வந்து லைட்டா 2, 3 மணிமாரி தொங்குது. அப்புறம், நாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்க கவனிக்கிறோமே! அப்புறம்
<chuckles> அ. ம். ஏன்னா, மொதல்ல அவரு ப பாடம் எடுக்கிறப்ப கவனம் அதில போயிருச்சு. இப்போ அவரு வந்து உட்கார்றப்ப தான உங்களோட மத்த விஷயங்கள்லாம் நீங்கள்லா பார்க்க முடியும்.
ஆமா. ம். ஆமா. இது என்ன ஆச்சு அப்பிடின்னா, நான் வந்து அவர நேர்காணல் எடுக்கல. வேற ஒருத்தவங்க எடுத்து செலக்ட் பண்ணி சரி போய் பாடம் நடத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டீட்டு போயிட்டாங்க. அப்போ தான் என்ன கூப்ட்டாங்க. வாங்க அப்பிடின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு அந்த அவுங்க அந்த கூட்டத்தோட உக்காந்து இவருடைய இதெல்லாம் நான் பாக்கறேன். மேல இருந்து கீழ இறக்கி இவர பாக்கறேன் நானு. ஆ இந்தமாரி ஒரு ஆடை அணிஞ்சிருக்காரு. செப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அ ஒரு, ஒரு நல்லா இல்லேங்க அது பாக்கறதுக்கு.
சரிங்க. சரி. ம். சரி. இந்த பாத்ரூம்க்கு யூசு பண்றமாரி ஒரு ஸ்லீப்பர் போட்ருக்காரு. இல்லீங்களா? ம்.
இல்லேங்க. இப்பலாம் பெரும்பாலும் இந்த ஒரு செப்பல் வந்திருக்குதுங்களா! க்ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு.
ஆ, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அது ய அத வந்து ஒரு ரூ.3000 வேற சொல்றாங்க. அது எது அதில என்ன இருக்கு ரூ.3000க்கு அற்புதமான ஒரு ஷூ வாங்கலாம் நாம. அற்புதமான வாங்கலாம். சரி.
ஆமாங்க. ம். கண்டிப்பா. நீங்க சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்க. அவ அந்த க்ராக்ஸ் செப்பல் வந்து ரூ.3000க்கு வாங்கியிருக்கா! ரூ.3,500க்கு என்னமோ வாங்கியிருக்கா! ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கா! அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, டெய்லியும் அந்த செப்பல போட்டு, அந்த க்ராக்ஸை போட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோன்னே நல்லா போயிட்டு நல்லா சோப்பு நல்லா தேச்சு கழுவுவாளாம் அத. கழுவீட்டு வந்துங்க அவ என்ன பண்ணுவாளாம்? தன்னுடைய படுக்க அறைக்கு அடியில வச்சுட்டு படுத்து தூங்குவாளாம். பெட்டுக்கு அடியில. அந்த கட்டில் கேப் இருக்கும். இல்லேங்களா! அதுக்கு அடியில வச்சு படுத்து தூங்குமா அந்த பொண்ணு.
சரிங்க. ஆமா. ஆமாங்க. ஆமா. சரிங்க. ம். ஆமாங்க. ஆமா.

ஆ, கண்டிப்பாங்க, இந்த, ம நேர்காணல் அப்படின்றபோது, நான் வந்துட்டு ஒரு தலைமை பொறுப்பில இருக்கும்போது, ஆ, நான் வந்து நான் நேர்காணல் எடுக்கக்கூடிய ஆ, ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய எதிர்பார்ப்பேன், அவங்க கிட்ட இருந்து. அ, நிறைய எதிர்பார்ப்பாங்கன்னா, முதல்ல அவங்களுடைய, நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கண் எங்க போகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிரெஸ்ஸு தான். அவங்களோட ஆடை வந்து அந்த வேலைக்கு ஏத்த மாரி ஒரு ஆடை இருக்குதா அப்படின்ட்டு தான் நான் பார்ப்பேன் நானு. நான் வந்து ஒரு ஆசிரியர்ல வந்துவிட்டு, அ, அந்த மாரி பணில நான் இருந்தனால, அ ஒரு ஆசிரியருடைய நேர்காணல்ல, வந்து யார் எல்லோருமே எப்படி வரணும்னு, நாங்க நான் எதிர்பார்ப்பேன் அப்படினா, இது பெரும்பாலுமான எதிர்பார்ப்பு தான். இப்ப எந்துன்னு கிடையாது, எல்லோருடைய ஒரு இது தான். ஆ, எப்படின்னு
சரிங்க. ம். உண்மதான். சரியா சொன்னீங் சரிங்க. சொல்லுங்க. புரியுது. ஏன்னா, ஆசிரியர் துறைங்கிறபோ மாணவர்கள் இருப்பாங்க. கல்லூரிகளா இருக்கும், இல்ல பள்ளிகளா இருக்கும். எந்த இடமா இருந்தாலும், கொஞ்சம், தெளிவான ஒரு அமைப்பை தான் நாம் வந்து அவர்களுக்கு கொடுக்கணும். ஒரு, து தரக்குறைவான ஆடைகள் அணியுறதுங்றது, விரும்பத்தகாத ஒரு விஷயம் தான். அந்த இடத்தில.
ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. அந்த அப்போ எனக்கு நான் இது பார்ப்பேன்னா அவங்களோட அவங்க வந்து சாரியில வரணும், அதுவும் நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு சாரீல வரணும்‌. ஆ, இப்போலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸுன்ற பேரில வந்து, நல்லா கலகலன்னு தச்சிட்டு வராங்க, <chuckles> அந்த மாரிலாம் இல்லாம
சரி. புரியுது. ம். <chuckles> திருமண விழாவுக்கு போற மாரி வர்றாங்க இல்லைங்களா? அந்த இடத்தில. ம்.
<laughs> ஆமாங்க. ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு ப்ளவுஸ் இருக்கனும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இல்லாம, நல்லா இருக்கனும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி, தலையில வந்து பூக்கள் வந்து பாத்தீங்கனா, நிறைய நம்ம தொங்க விட்டுட்டு போகாம, ஒரு அளவான ஒரு பூவோடு இருக்கணும். இல்ல பூ வெக்காம வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான்.
புரியுது. ம். சரிங்க. ம்.
அப்புறம் வளையலன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வளையல், ஒரு 3 வளையல், மட்டும் தான் என்னுடைய நேட் நான் கொடுக்கிற ஆலோசனை பார்த்தீங்கன்னா அவ்ளோதான், எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு இது. நான் அதிகமா
அதாவது, கவனத்த வந்து முழுவதும் அவங்க அவங்களை நோக்கி இருக்காம, அது ஒரு எளிமையான முறையில, அந்த ஆடைகள் வந்து இருக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? ம்.
ஆமாங்க. ம். இருக்கணும். ஆமா. இந்த மாரி இருக்கணும். ரெண்டாவது, அவுங்க வ அணிற முக்கியமானது. இது, எங் என்னுடைய மேலாளர் எனக்கு சொல்லி கொடுத்தது. நாம்ம அணிற செப்பல் கூட வந்து பார்த்தீங்கனா, ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு செப்பலா இருக்கணும். நிறைய பேர் பார்த்தா இந்த டக் டக் டக்னு சத்தம் போட்டு போட்டு போவாங்க பாருங்க.
சொல்லுங்க. ஹை ஹீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்ந்த, இதா காலணிகள் அணிஞ்சி வருவாங்க. அத விரும்ப மாட்டாங்க. இல்லைங்களா?
ஆமா. ம். ஆமாங்க. ஏன் இப் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ம் அ, ஆளு ஒரு ஆளு ஒரு நேர்காணலுக்கு போகும்போது, இங்க நேர்காணல் எடுக்கவே முடியாதாம் இவங்களால. ஏன்னா, அது முழுசும் அவங்க மேலயே அந்த அந்த <clicks tongue> அவங்க என்னடா இப்படி பண்ணிட்டு வந்துருக்காங்க. அவங்க என்னதான் நல்லபடியா ஆமா. திசை திருப்ப ஆமாங்க. இது எனக்கே நடந்திருக்கிது. நான் வ நானே ம இதிலலாம் அடிபட்டு தான் வந்திருக்கேன்.
சரிங்க. ஆ, அந்த கவனம் வந்து திசை திருப்பப்படுகிறது. இல்ல ம். <laughs> நிச்சயமா நடக்கும். ஏன்னா, நாம் எல்லோருமே மனிதர்கள் தானுங்க. நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ, அதை வச்சு தான். இப்போ, ஒரு பெண்களுக்கு நீங்க இதை சொன்னீங்க. இதே இப்போ, ஒரு ஆண்கள் வர்றாங்கனு வச்சுக்கோங்களேன். ஆசிரியர் பணிக்கு, அப்போ, அவங்ககிட்ட உங்களுடைய உடை எதிர்பார்ப்பு, அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
ம். ம். ஆமாங்க. ஆ. ஆ. கண்டிப்பாங்க, இப்போ ஒரு நான் முன்னே இருக்கும்போதே எனக்கு என்கிட்டே ஒரு ஒரு பையன் வந்து வந்தா ஒருத்தர் வந்தாரு அவரு.